மிக சிறப்பா சொன்னீங்க. இப்பொழுது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அ அந்த கல்லூரி பருவத்தில வந்து அவங்க போய் ப பரீட்சை எழுதுறாங்க. அவங்க எழுதி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா அவங்களுக்கு வந்து இப்போ ரீஅப்பியரன்ட்ஸ் அதாவது அரியர் மாரி அவங்களுக்கு வருது. இப்போ அவங்க நினச்சா அது வந்து அடுத்த செமஸ்டர்ல அவங்க அத வந்து கிளியர் பண்ணலாம். ஆனா அத வந்து அவங்க அப்படியே அந்த அரியரை வந்து அத வந்து அவங்க நினச்சா அந்த அந்த செமஸ்டர் வந்து கண்டிப்பா வெற்றி பெறலாம். அதாவது அவங்க தோல்வி அடஞ்சு அந்த அடுத்த செமஸ்டர்ல அவங்க கிளியர் பண்ணி வெற்றி அடையலாம். ஆனா நெறைய மாணவர்கள் என்ன பண்றாங்க? "ஐய்யய்யோ! நமக்கு செமஸ்டர் வந்துருச்சா" அப்படின்னு ஒரு பயத்திலேயே, இன்னும் மேலும், மேலும் அம் செமஸ்டர்ங்கிற அந்த அளவு கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆகுது. 1 ங்கறது 2, 3ன்னு சொல்லி நெறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சுகிட்டே தான் இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஓரு அவங்களுக்கு ஒரு வெற்றியே பார்க்க முடிய மாட்டேங்குது. அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அறிவுரை எதாவது சொல்ல முடியுமா நீங்க சொல்லலாம்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ஹ. ஆமா. ம்.

இல்ல, இல்ல நம்ம வந்து சுலபமா எடுத்துக்கலாம் பரீட்சையவே. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? நெறைய பேர்த்துக்கு ஆமா. அந்த செமஸ்டர்ல வந்து அரியர் வச்சுட்டு அது கூடிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு. நம்ம வந்து பரீட்சை அப்படிங்கிறத வந்து ஒரு பயமா பார்க்காம, அது ஒரு நிகழ்வு, அவ்ளோதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த செமஸ்டர்ல நம்மளால முடியலனா கூட, அடுத்த செமஸ்டர்ல நம்மளால அத சரி பண்ணிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படியே ரொம்ப அத அழுத்தம் குடுத்து, அ நான் வந்து எனக்கு அந்த வயசுல அந்த பக்குவம் இல்ல. நம்ம வந்து எப்படியாவது இந்த அரியர் இல்லாம பாஸ் பண்ணிறணும். நல்ல மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கறதுல வந்து அந்த இரவெல்லாம் தூங்காம படிச்சு, அடுத்த நாள் போயி சரியா வந்து அந்த பேப்பர்ல என்னால பிரசன்ட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னுடைய கடைசி ஆண்டு தேர்வு மட்டும் தான் நான் ரொம்ப சரியா எழுதினேன்னு நெனைக்கிறேன்.
ஓ! அப்படி சொல்ல வர்றீங்க. ஆமா, ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா, சொல்லுங்க. சரிங்க. ம். இப்பொழுது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் கழிச்சு தான், நான் வந்து சரிய அடைதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க நெனச்சிருந்தா, அத முதல் வருஷத்திலே நீங்க சரி பண்ணியிருக்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நீங்க வந்து அந்த அந்த ஓ காலையில எழுந்திரிச்சு படிக்கணும். அதெல்லாம் நீங்க பண்ண பண்ணியிருக்கவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. நீங்க வந்து அந்த உங்க கூட படிக்கிற மாணவர்கள் யாராவது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு வரல, அந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரமமா இருக்கு. அப்டிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ச்சி அடைஞ்சிருந்தாங்கன்னா, அவங்ககிட்ட நீங்க வந்து, எப்படி அவங்க அணுகுறாங்க? எப்படி அவங்க கூட சேர்ந்து நீங்க படிச்சிருந்தாலே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு, ஆ நீங்க வந்து அந்த அந்த இடத்தல வந்து தோல்வி அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அது வந்து உங்களுக்கு 4வது வருஷம் தான் புரியுதுங்கிறது, வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பு மே பி அந்த மாரி இருக்கு. சோ இப்ப கேள்வி பார்த்தீங்கன்னா, இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறையா ஆ பப்ளிக் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. நெறைய அ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. நெறைய பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. இப்போ கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸே எடுத்துக்குவாங்க. நெறைய மாணவர்கள் அதுல போய் எழுதுறாங்க. ஆனா, எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலெக்ட் ஆகறதில்ல. அதாவது 2500 போஸ்ட் தான் இருக்குன்னு வைங்களேன். ஆனா எழுதக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கா மாணவர்கள் எழுதுறாங்க. ஆனா இதில கெடைக்க போற அந்த போஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, 2500 பேர் தான் அதில தேர்ச்சி பெறுவாங்க. அப்படிங்கிறப்போ, நெறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. ஃபெயில் ஆகுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க. இதே வந்து தொடர்ச்சியா நடக்குது. அதாவது, அவங்களுக்கு வந்து, உங்களால ஏதாவது முடிந்த அறிவுரை. அதாவது எந்த மாரி சொல்லலாம்னா, அதாவது ஒண்ணுல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அ அதாவது உங்களுக்கு வரவு செலவு அ பார்கறக்கு ஒரு ஒரு ஒரு வருமான ஒரு வருமானத்த நீங்க சைட்ல வச்சுட்டு, நீங்க வந்து இந்த மாரி ஒரு எக்ஸாம் எழுந்து நீங்க தேர்ச்சி அடையலாம், தோல்வியாகலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்க வந்து தோல்வியே அடைஞ்சிட்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு அந்த மாரி உங்களுக்கு ஒரு ஒரு பிர்ஷர்ல நீங்க போறீங்க. அது உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கண்டிப்பா வராது அப்படிங்கறக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஏதாவது உங்கனால சொல்ல முடிஞ்சா நீங்க சொல்லலாம், அவங்களுக்கு ஏத்த மாரி.
ம். ம். ம். ம். <chuckles> ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம்.